கண்டிப்பா. அது நீங்க சொன்ன அந்த டைமுன்றது ஒண்ணு. அது அதையும் தாண்டி என்னுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலை. அ கல்லூரி படிப்பு முடிச்ச உடனே வந்து, அ நான் இதுக்கு வந்து ஒரு 2 வருஷம் டைம் வந்து ஒதுக்கி, நான் படிச்சிருந்தேன்னா, கண்டிப்பா வந்து என்ன என்னால அது பிக்கப் பண்ணியிருக்க முடியும்னு தான் தோணுது. இதுக்காக வந்து தனியா கோர்ஸ் அதாவது இந்த அ சென்ட்ரலலாம் போய் படிப்பாங்க, இல்லையா? அந்த மாரி எதாவது முயற்சி எடுத்திருந்தா, நான் எனக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருந்திருக்கும். 90% வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா, என்னாலேயும் அந்த நானும் வந்து என்ன என்ன சொல்றதுன்னா, அந்த அம் அ ஒரு 95%க்கு மேல் வாங்குறவ வாங்குவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு ஸ்டூடண்ட் தான். அ அந்த மாரி நேரத்தில எனக்கு
எக்ஸாக்டாங்க. ஆமா. அதாங்க. நிறைய பேருத்துக்கு அந்த ஆப்பர்ட்சூனிட்டி கிடைக்க மாட்டிங்கிது. உங்களுக்கு புரியுதா? வெளியில போய் படிக்கிறதற்கான ஒரு வாய்ப்பே வந்து சூழ்நிலையே வந்து வீட்டிலயே அமைச்சு தரமாட்டேங்கிறாங்க.
நிச்சயமா, எனக்கு ம். நிச்சயமா, எனக்கு முடிச்ச உடனே அடுத்து வேலைக்கு போகணும். என்னுடைய எங்க வீட்டு குடும்ப பொருளாதார சூழ்நிலைய பார்த்துக்கணும். 2 வருஷம் டைம் எடுக்கிற வர வரைக்கும், எ அவ்வளோ நேரம்லாம் இ பண்ண முடியாது. ஏன்னா, ஏற்கனவே கல் கல்லூரி படிப்புன்னு, நான் 5 வருஷத்த வீணடிச்சிட்டேன். எனக்கு அப்போ, "எப்போ வேலைக்கு போவோம்? 1 மாதத்துக்கு சம்பளம் எப்போ வாங்குவோம்?" அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்ததே ஒழிய, அ இது வந்து எனக்கு அந்த நேரம் சரியா அமையல. நீங்க சொன்ன மாரி அந்த நேரம்ன்றது தான். அந்த வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கூட சரியா அமையலைன்னு சொல்லலாம். அமைஞ்சிருந்தா, ஒரு வேளை நானும் ஒரு ஆபிசர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்குமோ, என்னமோ.
ஆமா. அதான். நேரம் வந்துட்டு ஆமாங்க. நிறைய பேரு அப்பிடித்தான் வந்து விட்டுருறாங்க. அவுங்க டேலன்டடா இருப்பாங்க. ஆனா, அதுக்கான ஒரு சிட்யூவேஷன் வந்து வராம போயிரும். எனக்கு எப்பிடின்னா, எனக்கு ஆனா, நான் இந்த மாரி நிறைய பேர பார்த்துட்டேன். நான் இந்த மா நான் நிறைய பேத்துகிட்ட பேசியிருக்கேன். எனக்கு எல்லாருத்துகிட்டயும், இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் எனக்கு புரிஞ்சது. லைக் வந்துட்டு அவங்களுக்கான டைம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. இப்ப எனக்கு வந்து, ஒரு ஒரு இடத்தில டைம் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியும்ன்னா, அது காலேஜ்ல மட்டும் தான் முடியும். ஏன்னா, எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. காலேஜ் முடிச்சுட்டா போச்சு. மத்தவங்கள மாரி, நம்ம நம்ம நம்மளையும் வந்து போட்டு அடைச்சிருவாங்கன்னு நான் நான் கெஸ் பண்ணிட்டேன். அதனால, எங்க வீட்ல வந்து ஒரு கண்டிஷனோட தான் நான் சொன்னேன். நான் இவ்வளவு மார்க் கேட்ன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, என்ஜினியரிங்ல. "இவ்வளவு மார்க் கேட்ல வாங்கிட்டேன்னா, நீங்க வந்துட்டு என்ன பிளேஸ்மென்ட்க்கு உட்கார சொல்லக்கூடாது." அப்பிடீன்ட்டேன் அவங்ககிட்ட. இல்லாட்டி, எங்க வீட்ல அந்த பிரஷர் இருந்திருக்கும். நமக்கு வேலை வாங்கணும், வேலை வாங்கணும்ன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இப்போ பசங்கள விட பொண்ணுங்க மேல தான் பிரஷர் போடுறாங்க.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம். அஹா! ம்.

இல்லல்ல. இது ஸ்டார்ட்டிங்ல இருந்து இந்த சேல்ரி. இப்போ வந்துட்டு அடுத்த பே கமிஷன் வந்துச்சு. இப்போ 8த் பே கமிஷன் வந்துச்சுன்னா, இன்னும் வந்து இன்கிரீஸ் பண்ணிருவாங்க. ஒரு ஒரு ஒரு மார்ச், ஏப்ரல்க்கு மேல வந்து கூட்டுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா, ஜாயினிங்ல இருந்தே அல்மோஸ்ட் இந்த ரேஞ்சுல தான் வந்து சேல்ரி. எனக்கு என்னனன்னா, <clicks tongue> நான் வந்துட்டு அத எப்டி சொல்றது? என்னதான் வந்துட்டு அது ஒரு உங்களுக்கு தெரியுல்ல, அந்த ஒரு கவர்ன்மென்ட் ஆபீஸ் எப்டி ரன்னாகும் அப்டின்னு சொல்லி, ஒரு நைன் டு ஃபைவ் ஆனா, <clicks tongue> எனக்கு வந்துட்டு ஒரு என்னோட கிரியேட்டிவிட்டிக்கு வந்து அது தீனி போடுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்துட்டு எனக்கு சொல்லப்போனா, எனக்கு மாஸ்டர்ஸ் படிக்கணும். ரிசர்ச் பண்ணணும்னு <chuckles> தான் வந்து எனக்கு ஆச இருந்துச்சு, மொதல்ல. ஆனா, அகைன் வீட்டு சிட்யூயேஷன்னால என்னால அத செய்ய முடியல. ஒரு நிரந்தர வேலை வேணுங்குற ஒரு கட்டாயத்துக்கு நான் வந்ததுனால தான் வந்துட்டு, நான் அடிச்சு புடிச்சு எப்டியோ 1 வருஷம் கஷ்டப்பட்டு, படிச்சு தான் வேல வாங்கினே. ஆனா, இப்போ யோசிக்கிறப்போ அதுக்கும் அ அங்கயும் நான் எனக்கு போய் பண்ணணும்ன்னு இருக்கு. எனக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு அ கொஞ்சம் பினான்சியலி ஸ்டேபிள்ளா இருந்துச்சுன்னா, நான் வந்துட்டு தைரியமா என்னால போய் வே வேற நாட்ல போய் நம்மலால மாஸ்டர்ஸ் படிக்க முடியும். அந்த மாரி ஒரு தாட் எனக்கு இருக்கு. அதுக்காக தான் வந்துட்டு இவ்வளோ போராட்டம்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா. ஓ! சரி, சரி. ம்ஹ்ம். ம்ஹ்ம். கண்டிப்பா. ஓ! <chuckles> அதாவது, நெஜமாவேங்க. ஒரு தேடல்ன்றது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா, உங்களுடைய தேடல் வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாவும் இருக்கு. அது அது என்ன சொல்றது அ சரியான முறையில இருக்குன்னு சொல்லலாம். ஏனா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேல கெடச்சதுன்னா, அவ்வளோதான் வாழ்க்கையே செட்டில்டுன்னு நெனைக்கிற இந்த நேரத்தில நான் கூட அப்டிதான் நெனப்பேன். எனக்கு வந்து நாளைக்கு ஒரு போஸ்டிங் குடுக்குறாங்க அப்டின்னு சொன்னா, நான் அப்டியே செட்லாயிருவேன். இதுக்கப்புறம் நான் வேற எதுவுமே யோசிக்க மாட்டேன். ஓகே அதுலேயும் என்ன பண்ணலாம்? அதுலேயே வந்து எப்டி
இல்லைங்க. நீங்க கண்டிப்பா எஃபோர்ட் போடுவீங்க.
இல்லல்ல. அது அதுலேருந்து ப்ரமோஷன் எப்டி கெடைக்கலாம்? வாங்கலாம். அப்டீன்ற மாரியான அதுலயே தான் ஒரு முயற்சி எனக்கு இருக்குமே ஒழிய, இத தாண்டி என்னோட கிரியேட்டிவிட்டி இது, நான் இதில தான் போகணும். எனக்கு மாஸ்டர் படிக்கணும்னு ஆச அப்டின்னா, நீங்க இந்த வேலைய வந்து கொஞ்சம் ஆ ஆ என்ன சொல்றது? ரேப் பண்ணிட்டு தானே போற மாரி இருக்கும்.
ஆ, ஆமா. ஆ. இப்போ இது சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ங்கிறனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனா, நீங்க வந்துட்டு அவங்களே வந்துட்டு உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி அவங்க செய்வாங்க.
ம்ஹ்ம். ஓ! ஓகே, ஓகே. இப்ப நீங்க நீங்க இப்போ வேலை செய்ய போற இதே அதான் இதே டிபார்ட்மெண்டில உங்களுக்கு மாஸ்டர் படிக்கணும். அப்டினா, அவங்க கவர்மெண்ட்லேருந்தே வந்து அதுக்கு அப்ரூவல் பண்ணிக் குடுப்பாங்க. ஆஹா! என்ன ஒரு பிளானிங் அழகா அதாவது உங்களுடைய வாழ்க்கை இலக்க அடுத்த அடுத்த படின்றது ரொம்ப அழகழகான 1 படிகள எடுத்து வக்கிறீங்க. ரொம்ப அறிவுபூர்வமா, ரொம்ப யோசிச்சு, அழகா சிந்திச்சு. அருமைங்க! எ பாராட்ட வார்த்தைகளே இல்ல! அந்த அளவுக்கு நீங்க வேலைகள் பண்ணீட்டு இருக்கீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது ம்.
அந் அத வந்து சேர்த்தி வெச்சு நான் பிளான் <chuckles> பண்ணீட்டிருக்கேன். ஆ. ஆமாமா. ரொம்ப நன் ஆனா, என்ன பார்க்கறவங்க என்ன கேட்பாங்கன்னா, வந்துட்டு உனக்கு இது பத்தலையா? நீ உனக்கு இது பத்தலையான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன். நான் வந்துட்டு ஆ இப்போ நீங்க வந்து இந்த 1 எக்ஸாம் 1 வருஷங்கிறது தான் பார்க்கிறீங்க. ஆனா, நான் இந்த காலேஜ் சேர்ந்ததுக்கு, காலேஜ்க்குண்டான என்ட்ரன்ஸ் திருப்பி வேலைக்கு உண்டான என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லி நான் என்னுடைய டீனேஜ மொத்தமா குடுத்திருக்கேன். எனக்கு இது பத்தலங்க. அந்த மாரி தான் இருக்கும்.
ம்ஹ்ம்.